நிச்சயமா. ஏன்னா நமக் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கொழந்த வீட்ல இருக்காங்க அப்டின்னா, அந்த கொழந்தைய நம்ம விட்டுட்டு போவே முடியாது. அதுவும்
ஆமா, ஆமாமா. அதாவது நம்பளோட வேலைக்காக, நம்ப ஒரு பச்ச கொழந்தைய விட்டுட்டு போறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்? அப்டி விட்டுட்டு போக வாய்ப்பே இல்ல நம்பளுக்கு. ஆமாமா.
கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, வேலையில பலு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுருச்சு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியரா இருந்தா தான் நான் வேற ஒரு பள்ளிக்கு மாறனப்போ அப்பயும் அந்த பழைய பள்ளியிலயும் அதே மாரி தான் இருந்தது. வ அதாவது நே ரொம்ப நேரம் அங்கேயே இருக்க செலவிடுற மாரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக்கி விட்டுருச்சு எனக்கு. அது அந்த வெ நெறையா என்னா பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த பேப்பர் கரக்ஷன்ன்னு வரும் எங்களுக்கெல்லாம். அது வந்து பாத்தீங்கன்னா, பெரிய வகுப்புகளோட பேப்பர்கள் எல்லாம் கூட குடுத்து, அந்த தாள்கள்லாம் எங்கள்ட்ட குடுத்து திருத்த சொல்லுவாங்க. அந்த ஏன்? நாங்கல்லாம் மழலையர் பிரிவு, எங்களுக்கெல்லாம் வேல சீக்கிரம் முடிஞ்சுரும். அதுக்காக வேண்டி, "நீங்க மத்த ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் தான் அங்க பண்ண முடியும். ஒரு சிலர் என்னா ஆச்சுன்னா, நாங்க வீட்டுக்கும் தூக்கிட்டு வந்து, அந்த வேலையெல்லாம் செய்ற மாரி ஆயிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு.
ஓ! சரிங்க சரிங்க. ம். சரி, சரி. ம். ஆ புரியுது புரியுது. ஆ. ஆமாமா. ஆ! அப்படியா! ஆ. ஓ சரி. ஓ! சரி, சரி. அச்சச்சோ! ஆ சரிங்க.
அ அப்ப நான் சொ "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம திருத்தி குடுக்க போறோம்." அப்டீன்னு நம்ம நெனச்சா! வீட்டுக்கு வந்தோன்னயே, அந்த கோவம் வர ஆரம்பிச்சுருச்சு. "என்னடா இது நம்ம எப்ப பாரு நம்மள வேல வாங்கிட்டே இருக்காங்க ஆனா, அதுக் அதுக்கேத்த சம்பளமும் நமக்கு குடுக்கலையே" அப்டின்னு ஒரு கோவம் வந்துருச்சு.
அ. ஆ. <laughs> ஆமா. இல்லங்க! ஒரு வேலையிலன்னு இருக்க வரைக்கும், நமக்கு அதுவும் தெரியாது. நம்ப வந்து இப்டியே பழகிருப்போம். நம்ப வீட்டுக்கு வந்தா, இந் நம்ம வீட்டுக்கான வேலைய பாத்தே நம்ம பழகியிருக்க எடத்துல, இங்கேயும் வந்து இந்த "இது நீ தானா?" அப்படின்ற மாரி இருக்கும்ல! கண்டிப்பா. ஆ.
கண்டிப்பா. ஆ. அ. கண்டிப்பா. வீட்டுக்கு வந்தா, நம ஒரு சமைக்கிற வேல இருக்கலாம். எவ்ளவோ வேலைங்க இருக்கலாம் இல்லையா, வீட்ல? நம்ம அதையும் விட்டுட்டு மறுபடியும் அந்த தாள்கள தூக்கிட்டு வந்து திருத்தணும் அப்டின்னா, அது கொஞ்சம் ஓவர் இதுவா ஆயிடுச்சு. அது என்னான்னா, கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுருச்சு. அந்த கோவத்தெல்லாம் நான் என் ஆ. அத என் பையன் கிட்ட தான் காட்டுற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தான் வீட்ல சேட்ட பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஒரு பேப்பர்ல்லாம் பரப்
ஆமா, ஆமா ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. பு ஆமா. ஸ்ட்ரெஸ்ஸு நெறையா ஆக ஆரம்பிச்சுருச்சு, ம். அச்சோ! கண்டிப்பா. <laughs> நம்பளுக்கு கெடைச்ச அடிமை மாரி, அவுங்க தான் இருக்குவாங்க. அப்டின்ற மாரி ஆயிருக்கும். கண்டிப்பா ம்.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா அதுவும் நான் எப்ப அந்த வினாத்தாள்கள்லாம் பிரிச்சு வைக்கிறேன் விடைத்தாள. ஓடி வந்து அந்த பேப்பர் மேல ஏறி உக்காந்துருவான்.
<laughs> அச்சச்சோ! கொழந்த. ம். ஆமா ஆமா.
அதுக் ஆ அவனுக்கு சரி, சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அ அவன புடிச்சு உக்கார ஒரு சேர்ல உக்கார வச்சு, அவன்ட்ட தெளிவா சொல்லுவேன், "வரக்கூடாதுப்பா, இங்க தான் உக்காரணும்" 2டே நிமிஷம் குடு குடுன்னு மறுபடியும் வந்து அதே இடத்தல உக்காந்துருவான்.
ம்.